ஓ! அருமைங்க. ரொம்ப அருமை. ஆ.
அந்த ஓ ஹெச்பி ஷீட்ன்னு கேள்விப்பட்டுருக்கீங்களா! அதில வந்து பண்ணீங்கன்னா, நிறைய அந்த கிளிட்டர் அந்த பொடியெல்லாம் விட்டு, அந்த ஸ்டோன் இதெல்லாம் வச்சு பார்க்கவே வந்து அத கா கால் வைக்கும்போது, ஒரு அழகா ஒரு பிரமிப்பா இருக்கிற மாதிரி
ஆ. கால் வைக்கலாமா? வேணாமா? அப்பிடிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா, அதில சில சமயங்கள்ல நம்ம ரொம்ப அழகா கோலம் போட்டிருப்பாங்க. அத மிதிச்சிட்டு நம்ம உள்ளர வரணுமே அப்பிடிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்பிடின்னா, கொஞ்சம் சுத்திக்கிட்டு அவுங்க வீட்டு வாசலுக்குள்ளே போறமாரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகுபடுத்தியிருக்கீங்க!
<chuckles> அ ஆமா. அதாவது அவுங்க ஆமா. ஆமாங்க. ஆமா. ஆமா அது மனசு யாருக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு, ஆமா.
ஆ, அப்புறம்
அந்தமாரி இல்லாம இத ப என்ன பண்ணேன்னா, ஏன்னா இப்ப அதுக்கு அந்த அந்த ம மன உறுத்தலையும் கொடுத்துற கூடாது, பார்க்க ரசிக்கிற மாரியும் இருக்கணும். அப்பிடின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன, சின்ன இந்த ரங்கோலிலாம் ஒரு பார்டர்மாரி கட்டி, அப்ப நிலம் வாசல் பிடிக்கி நேர வந்து அதிலேயுமே வந்து என்ன பண்ணுமேன்னா, அதுலேயும் நான் அந்த ரங்கோலி வந்து என்ன பண்ணுவேன்னா, அத மேட்டு மாரி தயார் பண்ணி அதில அழகா நீட்டா போட்டிருப்பேன். அந்த கால் மிதியடி முதக்கொண்டு பார்த்தீங்கன்னா, காலுக்கு வந்து உருத்தாத அளவுக்கு நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கு பார்த்தீங்களா! இப்ப நிறையா வந்திருக்கு பாருங்க!
ஆமா. ஓ! யோவ். ஒண்ணு ஒன்னத்தையும், ஆமா ஒண்ணு ஒன்னத்தையும் இவ் இவ்ளோ பார்த்து, பார்த்து பண்ணியிருக்கீங்களா, அப்பா!
ஆமா ஏ <chuckles> ஏன்னா நம்மள ந ஆமாங்க. ஏன்னா அவுங்க வந்து என்ன ஒரு நினைப்போட வருவாங்க. அ நம்மள நம்பி ஆமா நம்மள நம்பி ஒரு யாருன்னே தெரியாது அவுங்கள. அந்தமாரி வந்து நம்மள நம்பி வர்றங்கபோது, நம்ம வந்து ரொம்ப பார்த்து, பார்த்து அந்த காலுக்கு உருத்தக்கூடாது, ஏ ஏன்னா, நம்ம ஊர் மண்ணுக்கும், அவுங்க ஊருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நம்மமேள இதில கொஞ்சம் ஒரு தரம் வந்து த அந்த தாறு இதெல்லாம் கொஞ்சம் இதுமாரி க கரடு முரடா இருக்கும். ஆம், அந்த மாரிலாம் இருக்கும். இப்ப நான் அவுங்க பாதத்த பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா! ஆ. நம்மளுடைய
எ ஆச்சரியமா இருக்குங்க. ஆ. இல்ல, உங்கள நம்பி தான் அவுங்க வந்திருக்காங்க, வேற. ம். ஆமா, ஆமா. ஆமாங்க. ஆமா, ஆமா. அதானே தமிழர் பண்பாடே அதானே! வர்றவங்கள வந்து நல்லபடியா சிறப்பிச்சு அனுப்புறது.
ஆமா. ஆமா.

ஆமா அந்த விருந்தோம்பல்ங்கறது நம்ம நாட்டு பண்பாட்டுக்கே ஒரு உரித்தான ஒரு விஷயம். அந்த விருந்தோம்பல் வந்தா மட்டும் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்டின்னா, அத விட பெரும நம்ம கிடையாது. அப்டி இருக்கும்போது, அந்த மாரி அந்த பண்-அந்த காலுக்கு உருத்தாத அளவுக்கு அந்த அ மிதியடி இதெல்லாம் போட்டு வச்சிருப்பேங்க. அதுக்கப்பறம், அவங்க வந்து அவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க மேலை நாட்டுக்காரவங்க, அந்த புது அந்த யுஎஸ்ஏலேருந்து வர்றாங்க அப்டின்னா, "எப்டி இருப்பாங்க?" அப்டின்னு நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு தனியா படுக்குறதுக்கு தனி தளவாணி தலையணைலருந்து பெட்ஷீட்லேருந்து புதுசாவே நான் வாங்கி வச்சிருப்பேன்.
ஆமா. ஆமா. ஆ. ம். ம். ஓ! புதுசாவே ஆமா அது எப்டி இருந்தாலும் அது வீணா போற பொருள் கெடையாது இல்லையா? திரும்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சன கெடையாது ஓகே. வேற என்னலாம் பண்ணீங்க?
ஆமா, ஆமா. ஆமாங்க அ ஆமா அதெல்லாம் புதுசா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு நைட்டி கூட ரெண்டு எடுத்து வச்சுருப்பேன். போட்டா போட்டுக்கறட்டும் ஆமா நைட்டி கூட எடுத்து வச்சுருப்பேன். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா நம்ம இந்த தூங்கும்போது அந்த இடத்துல ஒரு -ஒரு மென்மையான ஒரு வாசனையா இருக்குற மாரி, ரம்மியமா இருக்குற மாரி மைல்டா இருக்குற மாரி, அந்த மாரி ஒரு சின்ன ஊதுபத்தி, அந்த மாரிலாம் கொஞ்சம் அந்த வாசனையோடு எப்பவும் இருக்குற மாரி, அதாவது அத பாத்து ரசிக்கிற மாரி என்னென்ன பண்ணணுமோ, அந்த ஓவியங்கள்லாம் அ நம்ம நானே வரைஞ்சு அந்த அறையில அவங்க படுத்துருக்குற அறையில ஒட்டி ஆமா.
அப்டியா! ஆ. ம். ஆ. ஓ! உங்களுக்கு ஓவியம் வரைய தெரிஞ்சிருக்கு. பரவால்லையே! அ.
ஆமாங்க ஆமா அதெல்லாம் நான் வரைஞ்சு என்னுடைய-என்னுடைய கைவேலைகள என்னென்ன பண்ண முடியுமோ, அதெல்லாம் பாத்துட்டே படுக்குற மாரி ரசிச்சிட்டே படுக்குற மாதிரி அந்த மாரிலாம் நெறையா நான் பண்ணுவேன் அதுக்கப்பறம் சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, வந்த உடனே என்ன கொடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து அவ மய மழைக்கா மழை நேரமா இருந்தா அதுக்கேத்த மாரி நான் வந்து, நம்ம இத ப ம பாத்துக்கலாம் சூடா பாதாம் பால்ல இருந்து அந்த மேரி, மிக்ஸ்லாம் வச்சிருப்போம் பாருங்க ரெடி மிக்ஸ் மாரிலாம் ஆமா. அதெல்லா ஆமா.
அ. ஆமா. ம். ஆமா, ஆமா, ஆமா வீட்லயே இருக்கும் எல்லார் வீட்லயுமே இப்ப பெரும்பாலான வீட்ல இருக்கு.
ஆமா. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காலை நேரத்துல வந்து அவங்க டீ குடிப்பாங்களா? காஃபி குடிப்பாங்களா? சில அந்த பழக்கமே இல்லாம இருக்கலாம். அந்த சமயத்துல வந்து நம்ம பாதாம் மிக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த பொண்ணு கேட்டது வந்து பாத்தீங்கன்னா லெமன் டீ தான் கேட்டா. அ "லெமன் டீ தான் அக்கா நான் குடிப்பேன்." அப்டின்ட்டு லெமன் டீ நான் போட்டு கொடுத்தேன் அது எனக்கு வந்து அவ்வளவு நான் பழக்கம் இல்லைன்னாலும் கொஞ்சம் பயந்து, பயந்து அது நல்லா வந்துறணுமேன்னு சொல்லிட்டு அ கரெக்ட்டாப்
ஆமா. ம். ஓ! ஆமா. இல்ல வந்துரும், வந்துரும் நீங்க இவ்ளோ விருந்தினருக்காக இவ்ளோ முயற்சி போட்டு பண்ணிருக்கும்போது, கண்டிப்பா அது நல்லா தான் வந்துருக்கும்.
ஆமா ஆமா. அப்பறம் எனக்கே ஒரு சந்தோஷம் நானும் அவங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து குடிக்கும்போது, "பரவால்ல நல்லா தான் பண்ணியிருக்கேன்" அப்டின்னு ஒரு வந்துச்சு அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் புடிக்குனுங்கறத வந்து நம்ம ஏற்கனவே நான் கேட்டு வச்சிருந்தேன் நானு. ஆமா அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த சாப்பாட்டுக்கும் நம்மலாம் மசாலா அரைச்சி வைப்பேன். நான்லாம் ஆமா நான்லாம் அம்மில வந்து அரைச்சி வைப்பேன் இப்போவும் பாத்தீங்கன்னா, நான் இன்னும் அம்மில வெளில போட்டு அரைச்சி வச்சு தான் நான் குழம்புலாம் வைப்பேன். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து மீன் குழம்பு,
ஆமா. ம். ஆமா. ஓ! நல்ல விஷயம் இன்னும் பாரம்பரியத்ல தான் நீங்க இருக்கீங்க இந்த மிக்ஸிலா பயன்படுத்த மாட்டீங்க?
ஆமா.

ஆமா. என்னைய பாத்த உடனே அவுங்க ஒரு சந்தோஷ சிரிப்பு அவுங்களுக்கு. அ அப்போ "ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள பாக்குறதுக்குக்கா" அப்படின்ட்டு, "சரி வாப்பா நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீட்டுக்கு அழைச்சு ஆமா.
ஓ! ஆமா. ஏன்னா, ஒருத்தவங்கள நம்பி, ஒரு நாட்டுலேருந்து, இன்னொரு நாட்டுக்கே அவுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயணிச்சு வந்திருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அப்பா! அ நெனச்சு பாத்தாலே, ரொம்ப அருமையான காட்சிகள்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. ஆ அப்புறங்க?
வந்துருக்காங்க. ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. அப்ப அந்த நாட்டிலருந்து வரும்போது, அப்ப நாம ரொம்ப மெனக்கெடுவோம், பாத்தீங்களா? ஒரு சாதாரண நம்ம சொந்தக்காரங்க வந்தாலே, நம்ம வீட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா என் ஆமா. வீட்ட சுத்தம் பண்றது ஆமா. என்னென்னமோ பண்ணுவோம். அதாவது, ஒரு சாதாரண நமக்கு தெரிஞ்சவங்களா வந்தாலே, நம்ம அவ்வளவு பண்ணுவோம். அப்போ, இந்த பொண்ணு அங்கேருந்து வர்றான்னு சொல்லும்போது, நான் 1 வாரத்துக்கு, அந்த பொண்ணு வரேன்னு சொன்ன நாள்ல இருந்து, நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பாத்து பாத்து வைக்கிறேன். அதாவது, பாத்தீங்கன்னா ஆமா. <laughs> ஆமா, ஆமா. எப்படி பாத்தீங்கன்னா, அலங்காரம் பண்றதுல வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழல். அதாவது, இந்த ப கொஞ்சம் புதுசா அந்த பூச்செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து, அந்த அ அவள பாக்கும்போதெல்லாம், நம்மள அந்த அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கிட்ட நம்மகிட்ட பரவுரதுங்கிறது வந்து, அதை வந்து உணரணும் அப்டிங்கிற மாரி, இப்போ நல்லா ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு செடிகள்லாம் முன்னால வச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் உரு இந்த உருளின்னு சொல்லுவாங்கல்ல, உருளியில பூ தண்ணி போட்டு பூவெல்லாம் போடுவோம், பாத்தீங்களா? ஆமா ஆமா,
ஆமா. நம்ம வீட்ட ஆமா. வீட்டெல்லாம் சுத்தம் பண்றது, ஆமா ஆமா. ஆமா. காலு தரையிலயே படாத மாதிரி வேலை பாத்துருக்கீங்க நீங்க! ம். ஆ. ரொம்ப அழகா இருக்காங்க, ஆமா. ஆமா. ம். ஆமா, ஆமா, ஆமா. வாசல் முன்னாடி வைப்பாங்க. வாஸ்துக்காக வக்கிறது அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆமா. ஆ.
ஆமாங்க, அதில பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு, அது அதாவது, வந்தவுடனே கம் கமகமன்னு வாசனையா தெய்வீகமா இருக்கணும்ல, அ, அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு வாசனைய வந்து அதுக்குள்ள அதான் ரொம்ப அந்த மூக்க தொலைக்கிற மாரி செண்டெல்லாம் அடிச்சம்ன்னா, நமக்கே மயக்கம் வர மாரி இருக்கும், ஆம், ஆமா.
கமகமன்னு, நறுமணத்தோட வச்சிருக்கீங்க. <tsk> ஆ, அதில நமக்கே, ஆமா. நமக்கே தலைவலி வந்துரும் சில சமயங்கள்ல வாந்தி கூட வந்துரும்.
ஆமாங்க, கண்டிப்பா. அந்த மாரி இல்லாம, இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு வாசனையோட, அ அதில பூ போட்டு உருளிலாம் பூ போட்டு, இந்த 2 பக்கமும் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன யானைகள்லாம் இருக்கும். அத பக்கத்தில வச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு ம் அந்த ரங் அந்த ரங்கோலிலாம் பாத்தீங்கன்னா, நம்ம அப்பதைக்கு கோலம்லாம் போட்டு, அதை மிதிச்சு உள்ள வந்தா, நச நசன்னு ஆயிடும். அப்போ நான் என்னென்ன பண்ணுவேன்? ரெடிமேட் ரங்கோலி நானே பயன் பண்ணி, நானே எனக்கு என்ன செய்யும் ஆமாங்க. பண்ணுவேன் நானு.
இயற்கையோட ஆ. ஆமா. ஆமா, ஆமா. அப்படியா!?

மிக்ஸி பயன்படுத்துவேன். இந்த மாரி வ புதுசா வர்றவங்களுக்கு இன்னும் நல்ல சாப்பிட டேஸ்ட்டா இருக்கணும் அப்படீன்னா, மசாலா வந்து வறுத்து அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டுன்னு, எங்க அம்மா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆமா.
ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. வ் அது ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க. கண்டிப்பா. ம்
ஆமாங்க. அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா, மீன் வகையிலே பாத்தீங்கன்னா, நல்லா ஹை லெவல்ல எந்த மீனு? அதாவது முள்ளு இல்லாத மீனு, வாய்க்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எந்த தொந்தரவும் குடுத்துற கூடாதுன்னு, வஜிர மீன் வாங்கி, அத வறுத்து அ ஆமா.
ஆமா. ஆ செம்மையா இருக்கும்ங்க அது. ம்.
ஆமாங்க. வறுத்து அதுல ஒண்ணு கொழம்பு வச்சு, அதாவது 7 நாளைக்கும், 7 விதமான விஷயங்கள் வந்து, நான் எடுத்து வச்சிருப்பேன். ஒரு நாளைக்கு மட்டன் குழம்பு. ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு. ஒரு நாளைக்கு மீன் குழம்பு. நண்டு, காடை, அ அந் ஆமா.
உணவு. வாவ்! ஏங்க நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேங்க. எனக்கும் செஞ்சு குடுத்துருங்க, அந்த மேரி. <chuckles>
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, போகும்போது பாத்தீங்கன்னா, என்னய விட்டுட்டு போகவே மனசே வல்ல. கட்டிப்புடுச்சு ஒரே அழுக. அ அக்கா, "எனக்கு வந்து எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, திருச்சியில. அ நா எப்ப வேணாலும் நா வரலாம்." அப்படீன்னு சொல்லிட்டு. சில பிடிச்ச கோவிலுக்கல்லாம் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு, அவங்களுக்கு புடிச்ச பொருள் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து, போகும்போது அவங்க சூட்கேஸ் நெறையா, அப்படியே எல்லாம் நெரப்பி அனுப்பிவிட்டேன். இத அம்மாகிட்ட குடுங்க. இத அப்பாட்ட குடுங்க. இத நீங்க வச்சுக்கோங்க.
ம். அச்சோ! ம். ம். ஓ! அவுங்களுக்கு, தமிழ் தெரியுமாங்க?
ஆமா. தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். ஏன்னா, அதனால தான இந்த ஆன்லைன் கிளாஸில, வரும்போதெல்லாம் நமக்கு பழக்கம். அ அதனால என்கிட்ட பேசும்போது, ஃபுல்லா தமிழ்ல தான் பேசுனாங்க. அ நல்லத் ஆமா.
ஆ. சரி, சரி, சரி, சே, சே. ஆ மொழி ப் அப்பன்னா வரல.
என்னங்க?